அருமை, அருமை. ஆனா இந்த வெற்றிக்கு அப்புறம் அந்தப் பழைய கம்பெனி அவங்கள சா அந்த சார்ந்தவங்க யாரையாவது உங்க நீங்கப் பார்க்க நேர்ந்துச்சா? அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து சொன்னீங்களா? ஏன்னா அவங்க முன்னாடி நம்ம இவ்வளோ கெத்தா இருக்குறதுதானே நமக்குப் பெருமையா நெனைப்போம். யாரா இருந்தாலும் அதுதானே மனித இயல்பு. "நீங்க என்னடா எனக்குக் குடுத்தது போங்கடா!" அப்படீன்ட்டு. ம்ஹம்.
ம். ஆமாங்க. ஆமா. ஆனா, நீங்க சொன்னது சரிதாங்க. என்ன அப்படீன்னா, வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 வாரத்துல வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அங்க வேல செஞ்சுட்டுருக்க என்னோட தோழி வந்து கால் பண்ணா. இந்த மாரி, நீ போய் இங்க ஜாயின் பண்ணிட்டே. நாங்க கேள்விப்பட்டோம். உனக்கு வந்து, நீ எதிர்பார்த்த அந்தத் தலைமைப் பண்பு உனக்கு குடச்சு கெடைச்சிருக்குது. எங்களுக்கல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா, இங்க ஒரு சில பேர் என்னா சொல்றாங்க அப்படீன்னா, "அங்க எல்லாம் அந்தப் பொண்ணு வேலை செய்யாது. ஒடனே வந்துரும். வேணா பாருங்க" அப்படீன்ற மாரி ஒரு பேச்சு போயிட்டுருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா நானு அதுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் இந்த ஒரு பேச்சுக்காகவே நான் நெனைச்சுக்கிட்டேங்க, "என்னா ஆனாலும் நாம இந்த இடத்தை விட்டு, நம்ம நகரக் கூடாது. நம்ம இங்கே இருந்து நல்லபடியா, இங்கிருந்து சில விஷயங்கள் நம்ம கத்துக்கணும்." அப்படீன்னு நா நெனைச்சுக்கிட்டு, அது மூலியமா நான் கத்துக்கிட்டு, நான் வளர் வளர ஆரம்பிச்சேன். இல்ல, என்னோட நிறுவனத்தையும் நான் வளர் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு நான் கொண்டு போய் விட்டேங்க. உண்மையாலுமே அந்தத் தருணம், இந் இந்த வெற்றின்றது, நம்ம மட்டும் வெற்றி அடையறது கெடையாது. நம்மள சார்ந்து இருக்கறவங்களையும் நம்ம வெற்றி அடைய வைக்கிறது தான் உண்மையான வெற்றி, இல்லீங்களா? அந்த ஒரு அந்த ஒரு வளர்ச்சி, நான் குடுக்க குடுக்க எனக்கு வந்த பேர், புகழ்ச்சின்றது பாத்தீங்கன்னா, இன்னும் ஆ அது என் மனய் மனதுல இன்னும் அது ஓடிட்டுருக்கு.
அ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். நிச்சயமா, நிச்சயமா.